ஆமா, அது நடந்தது. என்னென்னா, அவுங்க அப்போ சொன்னாங்க சரி...
ஆனா, எனக்கு ஒரு கேள்விங்க? ஆ இந்த துல்லியமா உங்களுக்கு 12 மணி அப்படின்ற ஓ ஒரு இது வந்திருக்குங்களல்ல, அந்த அளவுக்க உங்களுக்கு வந்து நீங்க புக் பண்ண டைம்ல, உங்களுக்கு பார்த்தது ஞாபகங்களா? இல்ல அதுக்கு முன்னாடி எப்பயும் பார்த்தீங்களா?
ம். அதாவது என்னனன்னு கேட்டீங்கனாக்க, இரவு 12 மணின்னு வைச்சுக்கோங்களேன், அது அடுத்த நாளா மாறிடுது இல்லயா?
ம். ஆமா. அதுதான் நானும் சொல்ல வர்றேங்க. இப்ப அந்த 12 மணின்றத நீங்க பார்த்துருக்கீங்க, ஆனா தேதியை மட்டும் நீங்க பார்க்காம விட்டுட்டீங்களா? அது இப்-அந்த 12 மணிய நீங்க எப்போ பார்த்தீங்கன்னு கேக்றேன்? அதாவது...
ஆ. அப்போ ஆமாங்க. எங்கே நான் பார்த்தேன்? அங்கே போகும்போது தான் பார்த்தேன்.
<laughs> அச்சச்சோ! அப்ப நீங்க எப்டி கெளம்புனீங்க? இப்போ, இப்போ
எனக்கென்னா இந் -இந்த தேதினு ஆயிடுச்சு இல்லைங்களா?
ஆ இல்லங்க, இப்ப நான் ஒண்ணு என்ன கேக்றன்னா, இப்போ நம்ம ஒரு புஸ்ஸு...
ம், அதாவது இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் போனீங்கன்றீங்க இல்லைங்களா?
ஆ இல்லைங்க நான் இப்போ இப்போ 8 மணிக்கு நான் ஒரு புக், நான் ஒரு பஸ்ஸ புக் பண்ணிருக்கேனா, அந்த மணி செக் பண்ணுறதுக்காயாவது நான் ஒரு முன்னாடி ஒரு தடவ பார்ப்பேன். அ நான் அந்த மாரி இப்ப நான் நாளைக்கு கெளம்புறேன்னா இன் ஒரு இன்னைக்கி காலையிலன்னு வையுங்களேன், நான் பார்ப்பேன்.ஐயோ இத்தனை மணிக்கா? அப்போ அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணணும் அப்படின்ற மாரி. அந்த மாரி நீங்க அந்த 12 மணிய கூட, காலையிலயும் நைட்டும்ங்க அந்த 12 மணிய நீங்க எப்போ பார்த்தீங்கன்னு கேக்றேன்? அந்த புக் பண்ண டைம்ல பார்த்தது மட்டும் தானா, இல்ல அதுக்கு முன்னாடி காலையில பார்த்தீங்களான்னு கேட்டேன்.
ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆமா. இல்ல. அதுக்கப்புறம் பார்க்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா புக்கிங் பண்ணும்போது என்னென்னா, இரவு 12 மணின்னு இருக்கும்பொழுது நீங்க ஒரு 4 மணி நேரம் முன்ன போயிடணும், சரியா?
ம். அது புரியுது. அது புரியுதுங்க ம்.
ஆ. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆமா. நீங்க இல்ல இல்ல நீங்க கேக்றது புரிது, அப்ப நான் என்ன பண்ணிட்டேனாக்கா, அன்னிக்கு அ இப்ப வந்து ஒரு ப 10 ஆம் தேதின்னு வைச்சுக்கோங்களேன், நான் என்ன நெனைச்சிக்கிட்டேன், 10 ஆம் தேதி இரவு அப்டினு நான் நெனைச்சுட்டு, நான் முடிவு பண்ணிட்டு போய்ட்டேன்.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. போய். கண்டிப்பா, கண்டிப்பா, அதுதான் அத நீங்க புக் பண்ண நேரத்திலயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது 10 தேதிதான், அன்னைக்கு நைட் 12 மணிக்கு தான், அப்படின்ற மாரி நீங்க அன்னைக்கே செட் ஆயிட்டனால, நீங்க எடுத்து அதை திருப்பி பார்க்கல.
ஆனா, அங்கு போய் பார்த்தா